அந்த ஒரு அந்த ஒரு நெலைமைல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏனா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து நம்ம பழகிட்டோம். இப்போ வட இந்தியாவுக்கு நம்ம நகர்ந்து போகும்போது, அந்த ஆட்களப் பாக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அந்தச் சூழலை பாக்கும் போது
எங்க பெட்டிக்கள்ல ஏற மோ ஏற மோது, எங்க ஆமா. அதான், அவங்க எல்லாம் குடுகுடுன்னு ஓடி வந்தர்றாங்கங்க. எங்க எங்களோட ப்ரின்ஸிபல் அவங்களாம் சொல்றாங்க, இது வந்து எல்லா பெ பொம்பள பசங்க, நாங்க வந்து புக் பண்ணி தான் போறோம். இது வந்து அ வ ரிசெர்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிப் பாக்குறாங்க. அவங்கலாம் கேக்கவே மா மொதல்ல காதுல கேக்கவே மாட்டேங்கறாங்க.
ஆ! ஓ, சேரிங்க. அச்சச்சோ! அங்க இருக்கறவங்க அப்படித்தானேங்க இருப்பாங்க!
ஏறிட்டாங்க அது எங்களுக்குத் தெரியாது. நமக்குப் புதிதுல. "என்னடா நம்ம சாரு, இவ்ளோ சொல்றாங்க!" கையில புடிச்சி 2 3 சாருலாம் லைன்னா நிக்குறாங்க.
ம். ஆ! சேரிங்க, சேரிங்க.
அவங்க ஏறக் கூடாதுன்றதுக்காகக் கேட்டா, இங்க இப்படி தான், அவங்க அதெல்லாம் பாக்கவே மாட்டாங்க, அப்படிங்கற மாதிரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு. நமக்குத் தான் அது புதிது.
கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs>
எப்படி கூட்டிட்டு போணும், எப்படி கையோடு கூட்டிட்டு வரணும்ங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல. குடு குடுன்னு ஏரிறாங்க. அங்க அந்த ஆரஞ்சுலாம் நறுக்கி ஏய் வாங்குறீங்களா வாங்குறீங்களா, கேக்குறாங்க. ஏறிட்டு இறங்குறாங்கலானா, எல்லா அ கேர்ல்ஸ் தான் இல்லையா? அவங்களுக்கு இன்னும் பயம் அதிகம். யாரு ஏறுறாங்க, இறங்குறாங்கன்னு அவங்க பாக்க வேண்டியதா இருக்கு. எங்களுக்கு ஜாலியா இருந்தது அது!
கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. <laughs> அதாது, நம்மளுக்கு வந்து, நம்ம போறது பயணம், எ பயணமே நம்ம ஜாலியா இருக்கும். இதுல்லாம் பாக்கும்போது, நம்மளுக்கு கூடுதல் ஜாலியா இருக்கும். நம்ம அந்த இடத்துல கஷ்டப்படல, அவங்கதான கஷ்டப்படுறாங்க, அப்படின்னம்போது
பாரு சாருலாம் வந்து, ஆ அஹ். இல்ல, நம்மள அவ்ளோ அழகா பாத்துக்குறாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல. வாவ். நம்ம தான் வந்து ஸ்பெஷல் போல இருக்கு. இது தெரியலையே!
ஆ, அது, அதுதாங்க. <laughs> ஆ, அதுதான் இத்தன நாள் வந்து சார்லாம் நம்ம எப்படி பார்த்துருப்போம், டெரரா பாத்துருப்போம். அந்த நேரத்துல நம்மள காவல் காத்து, ஆஹா மாட்டிக்கிட்டீங்களா? நல்ல அவனுங்களுக்கிட்ட மாட்டிக்கோங்கன்ற மாதிரி ஒரு
அதான். அந்த அந்தப் பயணம் என்னால மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒண்ணு. இன்னொன்னு வந்து, பய அந்தப் பயணம் பண்ணுவோம், அவங்க சொல்லிப் பாக்குறாங்க, அவங்க கேக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுறாங்கனா, லைனா நின்னுட்டாங்க. அவங்க ஏறுறதுக்கு இடமே குடுக்கறதே இல்ல அ எ இந்தப் பக்கம் 2 பேரு, இந்தப் பக்கம் 2 பேரு. எல்லா சாருமே வந்து லைனா போய் என்னுடைய வாத்தியார்கள்லாம் நின்னுட்டாங்க அப்ப நமக்குக் பாக்குறதுக்கு ஒண்ணும் கிடைக்கலயேங்கிற மாதிரி, நாங்க அடுத்ததது. ஸ்டேஷன் வந்தாலே ஓடிப் போய்க் குடு குடு குடுன்னு ஓடிப் போயி நின்றுவாங்க. <chuckles>
சேரிங்க. அச்சச்சோ! ஆ. சேரிங்க. <laughs> ஆ! சேரிங்க, சேரிங்க.
அவங்க ஓடுறத நாங்க பிளாட்ஃபார்ம் வழியா பாத்தோம். அப்ப இப்ப அவங்க எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அது தெரியாது, அப்ப! <laughs> நமக்கு ஆனா நல்லாயிருக்கே! நம்மள எவ்ளோ பாத்துக்குறாங்கப்பா! நம்ம மேல எவ்ளோ பாசம்ங்கிற மாரி நமக்கு ஒண்ணு இருக்கும்ல! ஆனா, அது அவங்களுடைய பொறுப்பு, அ கடமை, அதைச் செஞ்சாங்க. அப்படிலாம் எனக்கு அப்பத் தெரியல. அ பாரு நாங்கலாம் எப்டி இருக்கோம் பாரு! அப்டி நமக்கு ஒரு இது இருக்கும்ல்ல. அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதுவும் உண்மதான். கண்டிப்பா, கண்டிப்பா. ம். புரிது, புரிது. <chuckles>

கண்டிப்பா. கண்டிப்பா. அதாவது, அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஏன்னா நம்ம புது இடத்த புதுசா பாக்குறோம். அப்போ அந்த வார்த்தைய சொல்லவே முடியாது, அப்படின்ற மாதிரி
அப்போ ஒரு நாளு டெல்லில வந்தேன் எனக்கெல்லாம் சந்தோஷமா இருந்ததுங்க. ஏன்னா, ரவுண்டா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிறது. அ அப்ப இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேங்க. எ சப்பாத்தியா சுட்டு சுட்டு குடுத்தாங்கல்ல. நிறைய பேருக்கு வயித்துக்கு ஒத்துக்கவே இல்ல அது.
கண்டிப்பா. கண்டிப்பா. அச்சச்சோ! ஆ. அப்புறம் என்ன பண்ணீங்க?
நிறைய பேருக்கு பழக்கம் இல்லாத உணவு போல இருக்கு அப்படின்ற மாதிரி எங்களுடய பேராசிரியை எல்லாம் சொன்னாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ண? அவசரத்துக்கு நமக்கு வேற வழி இல்ல. மாத்திரைகள் எல்லாம் கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு ஒத்துக்கவே இல்ல.
கண்டிப்பா. கண்டிப்பா. சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க.
அ அப்போ வயித்துக்கு ஒத்துக்கலைங்கம் போது நாம என்ன பண்ணோம். லெமன் டீ போட்டு குடிக்கணும். லெமன் டீலாம் நிறய பேர் அதக் குடிச்சு வாந்தி எடுத்தாங்க. <snorts>
அச்சச்சோ! அ.
பழக்கம் இல்ல போல இருக்கு அவங்களுக்கு, பயணம் பண்ணி அப்படிங்குற மாதிரி அவங்களுக்கு நெறய மாத்திரைகள். நெறய மருந்து உடனே உடனே இன்ஸ்டன்டா என்ன பண்ணணுன்ற மாதிரி யோசிக்கும் போது தெரிஞ்சுது, பயணம்ன்னா எவ்வளவு பெரிய விஷயம் போல இருக்கு.
கண்டிப்பா. அதாது, நம்ம கிட்டக்க பயணம் பண்றது வேற மாரி இருக்கும்ங்க. தூர பயணம்ன்னும் போது, எல்லாருக்கும் ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒத்துக்கலாம். சில பேருக்கு ஒத்துக்க முடியாமலும் இருக்கலாம்.
அ. அ. அந்த அனுபவங்கள் இருக்கு. "எனக்கெல்லாம் பல் நல்ல வேள ஒண்ணும் செய்யலப்பா!" அப்படிங்கற மாதிரி நான் போய் அவகிட்ட சொல்றது. அப்படி அவ நமக்கு செய்ய நமக்கு ஒண்ணு இருக்கும்ல. நமக்கு இல்லியே! அப்படிங்கற மாதிரி உண்டு உனக்கு மாத்தரம் தான் அப்படிங்கற மாதிரி. நமக்கு அவ்ளோ சீரியஸ்நெஸ் தெரியல அப்ப. ஆனா அப்பலாம் கூட நாங்க எல்லாம் டீஸ்லாம் பண்ணிருக்கோம். உங்க குரூப்க்குதான் இப்டி ஆச்சு. எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் ஆகல. <laughs>
<laughs> சரிங்க, சரி. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப் இல்லங்க. அது படிக்கிற வயசுல நம்ம அத தான் சொல்லுவாங்களே. நம்ளுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட் உழுந்தா நமக்குச் சிரிப்பு தான் அந்த நேரத்துல வரும். அது வந்து, ஐயோ விழுந்துட்டா. அ அது அப்பத் தெரியாது. ஆனா இப் அது இப்போ யோசிக்கும்போது, அச்சச்சோ நம்ம ஃப்ரெண்ட் விழுந்தாளே அப்டீன்னு தோணும்.
அது ஆனா, எவ்ளோ தப்புல்ல? <laughs> ஆனா, அ அந்த ஃபோட்டோல்லா பாக்கும் போது தான் தெரியுது நம்ம எவ்ளோலாம் அவங்கள கஷ்டப்படுத்திருக்கோம். அவங்க நம்மள என்ன எல்லாம் பண்ணிருக்காங்கங்குற மாதிரி.
கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பாங்க.
அந்த மாதிரி இரவு உணவுகள்லாம் சாப்பிடும் போது நல்லா இருக்கும். நாளைக்கு என்ன தருவாங்க? நம்ம ஊர் ஃபுட்டு தருவாங்களா? இல்ல இங்க கிடைக்குறதா வாங்கிட்டு வந்து தரப்போறாங்களான்னு நாங்க பேசிப்போம். ஏன்னா நமக்கு அங்க போகப்போக அவங்க உணவுகள் தான் நமக்கு அதிகமா கிடைச்சுச்சு, சப்பாத்தி 3 வேளயும் திங்க சொன்னா, நம்மால முடியாதுப்பா சாமி.
<laughs> சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. நம்ம பாடி தாங்காதுடா அதுக்கு மேல! அப்படின்ற மாரி ஆய்டும்.
அ அவ்வளவுதான். என்னால முடியாதுப்பா! அப்படிங்கற மாதிரி நாங்கலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். நாங்க முயற்சி பண்றோம். நாங்க போடுறதுக்கு தான். ஆனா வந்து எங்களால எவ்வளவு முடியுதோ நாங்க முயற்சி பண்றோம். முடியாதவங்க நீங்க பொங்கல் சாப்பட்டுகோங்க, கிச்சடி சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கு அதுவே சாப்பிட்டுக்கலாம்.
<laughs> கண்டிப்பாங்க.
அப்படிங்குற மாதிரி சாப்பிட்டு போன ஞாபகங்கள்.
அதாவது, நம்ம போறது நல்லா இருக்கும். ஆனா, அதுல உணவு வந்து நம்ம ஊருக்குள்ளே போனா நம்மளுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. வெளியூருன்னு போயிட்ட பெறகு அந்த உணவு தான் பெரிய <tsk> அதுக்குன்னு நம்ம ஒழுங்கா அந்த இடத்தல சாப்பிடலாம். ஆனா நம்மள அந்தச் சுத்தி பாக்குறது கூட நம்மளுக்கு அந்த ஒரு ஒரு ஸ் சத்தோ, தெம்போ அந்த இடத்துல இருக்காது. ஆனா, நம்ம பாக்குறேன்ன்னு நம்மளுக்கு அந்த ஆர்வம் இருக்கும். இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு சு சோர்வு வந்துரும். ஏன்னா நம்ம ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போயிருக்கோம் வேற. அப்படின்னு இருக்கும்போது, கண்டிப்
ம். ஆமா. ஆ. இன்னும் இ அ அ. அந்த மாதிரி ஒரு இதுல வந்து நெறய ஒரு பெரிய அடர்ந்த காட்டுக் கூட்டிட்டு போனாங்க. இன்னொரு ஒரு பயணத்துல. அடர்ந்த காட்டுக் கூட்டிட்டு போம்போது பயமாதான் இருந்துச்சு. ஒரு சுவாரஸ்யமா தான் இருந்தது. எப்படி இருக்கும்னு பாக்கலாம். நெறய பாக்கலாம்ல. வ வந்து வ் டிவில பாக்குற ம் மிருகங்கள இங்க பாக்க முடியுங்கும் போதே நமக்கு ஒரு பரவசம் இருக்கும்ல. நான் பாத்துட்டேன், இங்க பாரு இருக்கு, அங்க பாரு இருக்குன்னு. இரவு வந்து அவங்க பயணம் அவங்க கூட தான் நம்ம பயணம் பண்றோம். அவங்க கு குடுக்குற வாகனங்கள்ல தான் நாம போகணும்ங்கிற மாரி தான்.
ஓ. சரிங்க. அ. சரிங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. <laughs> கண்டிப்பா. கண்டிப்பா. அ.

புரியுது, புரியுதுங்க. ஆ, ஆ.
அப்ப அந்த தீப்பந்தத்தேல்ல எடுத்துட்டு சார்லாம், எங்களுக்கு என்னன்னா சார்லாம் வேற எறங்குறாங்களே! இது ஏதா ஆயிடுச்சுன்னா அவங்க பாத்துக்க மாட்டாங்களா, நம்ம சார் போறாங்க, நமக்குப் பாசோல அப்பதான் வந்தது.
ம். ஆமே.
அவங்களே பாத்துப்பாங்களா அவங்களுக்கு தான் இதுல அனுபவம் இருக்கு. இவங்க ஏன் இறங்குகிறாங்கன்ற மாதிரி. அ அப்ப எறங்கி இவங்க வந்து தீப்பந்தம்லாம் புடிச்ச உடனே அவங்க ரொம்ப அழகா வந்து எல்லா யானைகளுமே வந்து அந்த தீப்பந்தத்துக்கு அழகா வழி கொடுத்துப் போயிடுச்சு. ஆனா நாம அ எனக்கு தெரிஞ்சது மிருகங்கள் எல்லாம் கூட எவ்ளோ அழகா வந்து ஒண்ணுக்கு பயப்படுது. அ ஒண்ணு
கண்டிப்பாங்க, கண்டிப்பா, கண்டிப் ஓ! சூப்பர், சூப்பர். அதாவது அந்த மிருகங்களுக்குலா என்ன ஒன்னுனாங்க, நம்ம அதத் தொந்தரவு செய்யாத வரைக்கோ அதுங்கலோ நம்மள எதுவும் தொந்தரவு செய்யாதுங்க.
அதான். ஒருவேளை நாமலாம் சத்தம் போட்டு இருந்தா, நம்மள தூக்கி போட்டு மிதிச்சு இருக்கும்.
ஆ, ஆமா நான் பாட்டுச் சிவனேனு போம்போது நீ யார்ரா கூட க கொசு வந்து காதுல கத்துற மாரி அப்படின்னு சொல்டு ஒரெ போடு போட்ரும்.
அதான். நிறைய யானைகளை இன்னைக்கும் என்னால மறக்க முடியாது. யானைனானே எனக்கு அதான் ஞாபகத்துக்கு வரும்னு வெச்சுக்கோங்க. நம்ம பாத்துட்டோல.
<laughs> கண்டிப்பா, கண்டிப்பாங்க. ஏனா நம்ம வந்து எங்கயோ இருக்கோ ஒரு ஊர்ல அந்த யனைய நம்ம ஊர்ல அவ்ளோ கூட்டமா நாம பாத்துருக்க மாட்டோம்.
ம். அந்த பயணம்மோது பாக்குற அனுபவங்கள் வந்து புதிது. மறக்க முடியாத ஒரு அனுபவம்ந்தா. அப்போ நாங்க வந்து வீட்ல வந்து நாம சொல்லம்போது இன்னா சுவாரஸ்யமா சொல்லிறுபோல. நாங்க பாத்தம்மா
ஆ, கண்டிப்பா, கண்டிப்பா. கண்டிப்பா. அதுல ஆ கண்டிப்பா. <laughs> அதே நிச்சயமா, ம்.
இப்டிலா நடந்தது. எவ்ளோ கஷ்டமா ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு யானை அப்படி பண்ணிச்சுன என் தம்பிட்ட நா கதை எல்லாம் உட்டுருக்கேன்.
<laughs> ஆ, அது
அது சுவாரஸ்யமான பயனங்கள்லா இந்த ரொம்ப தூர பயணங்கள். இந்த மாரி காடு மாதிரியான அடர்ந்த காடுகளுக்குப் போகுமோது இந்த மாதிரி பெ நண்பர்கள் கூடப் போகும்போது தான் இது இன்னும் சுவாரஸ்யமா மாறுதுன்னு நான் நனைக்கிறேன்.
கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்க அந்த ஒரு, ஒரு குழுவா போனோனா அந்த எடத்துல எப்படி இருக்கும். அ அந்த எடத்துல வந்து நம்ம சேஃப்டிக்காக எவ்ளோ அழகா நம்ம வாத்தியார்கள்ளா. நம்ல ஆசிரிய நம்மள கண்காணித்து பாத்துக்குட்டு பாத்துக்கிட்டாங்க. அதே நேரத்துல நீங்க ஒரு சாப்பாட்டுக்காக கொஞ்சோ எவ்ளோ கஷ்டபட்டிங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு யனைய பாத்தததும் உங்க மனசுல ஒரு இணைப்புரியா ஒரு அன்பு வந்துருச்சு உங்க ஆசிரியர் மேலன்றதை நீங்க, ரொம்ப
ம். ஆமா.